ஆ, சொன்னீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி எளிய முறையில பண்ணிட்டோம்ன்னா, இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள உபயோகப்படுத்தறத கொஞ்சம் கொ வெகுவா கொறைச்சுக்கலாம். சில விஷயங்கள் பிளாஸ்டிக்ல தான் வைக்கணும்ங்கிறப்ப, அதுல வச்சுக்கலாம். ஆனா, முழுவதும் பிளாஸ்டிக்கல்லாம் எடுக்கறதுக்கு பதிலா எவர் சில்வர்ல வைக்கிறப்ப, அதுல வைக்கக்கூடிய பொருட்களோட தன்மையும் கெடாது. அதுல வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 'நுண்ணிய பிளாஸ்டிக்ஸ்' அப்டீன்ன்னு சொல்றது. அந்த மாரி விஷயங்களும் கடக்காம இருக்கும். ஓ அது ஒரு நல்ல முறையா இருக்கும். இந்த உணவு எடுத்துட்டு போறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படீன்னா, நாம மறுபடியும் பழைய முறையைத் தான் எடுத்துட்டு வரணும். எந்த முறை? அப்டீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரியர் டிஃபன் பாக்ஸு, இல்ல வந்து ஒரு எவர் சில்வர்ல உருவாக்கப்பட்ட ரெண்டடுக்கு டிஃபன் பாக்ஸு, அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்க, அந்த மாரி எடுத்துக்கலாம்.
அம். ம். குறைக்கலாம். ஆமா. ம். ஆமா. ஆமா. ஆ. ம். ஆமா. ஆமா. அந்த மாரி பண்ணலாம். இப்ப எனக்கு அதுல ஒரு சந்தேகம். இந்த டேப்பர் வேர்ணா ட ஒண்ணு யூஸ் பண்றாங்கல்ல, அது பிளாஸ்டிக் தானா? அது பிளாஸ்டிக் சம்மந்தப்
ஆமாமா. அது கொஞ்சம் உயர்தரமான ஒரு பிளாஸ்டிக்கு. நா என்ன சொல்றேன் அப்டீன்னா, அது மறுசுழற்சி பண்ணிக்கலாம். நல்ல விஷயந்தான். நா முன்னாடியே சொன்ன மாரி வந்து அதுல வந்து அ திக்னெஸ்லாம் இருக்கு. ஆனா ஏன் வந்து நாம அதோட உபயோகத்த அதிகரிக்கணும்? எப்டின்னாலும் வந்து
பிளாஸ்டிக், அ. அ. பண்ணிக்கலாம். ம். ம். அ. ஆமா. கண்டிப்பா. பிளாஸ்டிக், பிளாஸ்டிக் தான. அது வந்து உயர் தரமா இருந்தா என்ன? அ இந்த மல அந்த மாரி இருந்தா என்ன? கண்டிப்பா சில்வருக்கு மாத்துறது, ரொம்ப ஒரு ஆரோக்கியத்துக்கு உண்டாகும்.
ஆமா, ஆமா. இல்ல, அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குங்கிறப்ப, மாற்று வழிக்கு போய்க்கலாமே. அது வந்து நமக்கும் பாதுகாப்பும், நம்முளுடைய தலைமுறையும் பாதுகாக்கும், எதிர்கால தலைமுறையும் பாதுகாக்கும்ங்கிறப்ப ஏன்னா, இது நாம வாழ்ற வீடு. இப்ப நம்ம வீட்ல நம்ம குப்ப போட்டுக்கிட்டே உட்காருவோமா நாம?
ஆம். ஆமா. ம். கண்டிப்பா. செய்ய மாட்டோம்.
உட்கார மாட்டோம். ஏன்னா வந்து, "அது நாற்றம் அடிக்கும்." அப்டீன்னு சொல்லீட்டு. அதே விஷயத்த தான, நாம வந்து நாட்டுக்கும் பார்க்கணும். இல்ல வந்து அது இது பா பாதிக்கும் விஷயங்களையும் வந்து நாம பார்க்கணும், அந்த இடத்துல.
ஆமா, ஆமா. ஆமா. சில வளர்ப்பு பிராணிகள்லாம் கூட அதுல பாதிப்பு அடையிறாங்க. போய் குப்பையில போய் ஏதாவது மேஞ்சு சாப்பிடும்போது, அந்த பிளாஸ்டிக்கோட ஒ அது வாயில மாட்டிக்கிட்டு அ மாடுகள்லாம் கூட அத சாப்ட்டுட்டு, அது ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆமா, உண்மையிலே அதெல்லாம் நெறைய வந்து தவிர்க்கிறதுக்கு, நீங்க சொல்ற வழிமுறைகள்லாம் பின்பற்றலாம்.
ஆமா இந்த மா மாடுகள்லாம் பார்த்தீங்க அப்டீன்னா ஆமா. உன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம உணவகங்களுக்கு வந்து, முன்னாடி கறி வாங்க போவாங்க, எங்க அம்மா, சரிங்களா? ஆட்டு கறி வாங்குறக்கு போனாலும் சரி, கோழிக்கறி வாங்க போனாலும் சரி, அதற்கு வந்து ஒரு பெரிய தூக்கு சட்டி வச்சுருப்பாங்க, அந்த இதுல.
ஆமாங்க. ஆமா. ஆ. அந்த காலத்தில அதெல்லாம் பண்ணுவாங்க.

ஆமா. அதுவுமே வந்து பிளாஸ்டிக்கால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான். அப்பறம் இந்த குழந்தைகளுக்கு விளையாட்டு சாமான்கள், அது தேவையோ! இல்லையோ! நாம வாங்கி குடுத்துக்கிட்டே இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கனா, இந்த செப்பு சாமான்கள் இருக்கும். மரத்தால் செஞ்ச பல்லாங்குழி போன்ற சாதனங்கள் வந்து இருக்கும். அது, இந்த மாரி தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நீங்க எந்த ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னாலும், அந்த பிளாஸ்டிக் வந்து சைனாலேருந்து செஞ்சு செஞ்சு செஞ்சு செஞ்சு அந்த குப்பைகள தான் கொண்டு வந்து அப்படியே எறக்கி வச்சுருப்பாங்க. இந்த
ஆ. ஆமா. ஆமாமா. ஆமா. ஆமா. ஆமா. அந்த குப்பையும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது, அது எல்லாத்துக்குமே மாசுபடுறதான். இப்ப எனக்கு ஒரு சின்ன டவுட்டு இப்ப குழந்தைகளுக்கெல்லாம், சின்ன குழந்தைங்கலேருந்து பெரிய குழந்தைங்க, நம்மள்ளோர. ஆ, இப்ப அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வாட்டர் பாட்டில் பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றோம். இப்ப, அந்த குழந்தைங்களுக்கு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அந்த பிளாஸ்டிக்கை வந்து, த வந்து மாத்து வழி எதாவது சொல்ல முடியுமா? எதுலலாம் நம்ம தண்ணி கொண்டு வரலாம்?
ஆமா. சொல்ங் ஆமா. அதுக்கு காப்பர் வாட்டர் பாட்டிலு உபயோகப்படுத்தலாம். ஏன்னா, அதில இருக்குப்ப, அது பாசிட்டிவா ரீசார்ஜ் ஆகுது அப்படிங்கிற மாரி ஒரு பரவலான கருத்து இருக்கு. நான் அத செஞ்சு பாத்ததில்ல. ஆனா நெறைய குடும்பங்கள்ல வந்து அத உபயோகப்படுத்துறாங்க. இல்லைன்னா, எவர் சில்வர் குண்டால வைச்சு, டம்ளர்ல ஊத்தி குடுக்குறது, இந்த மாரி விஷயங்களா
அ. இல்ல, நம்ம வ இப்ப அலுவலகத்துக்கோ, நம்ம பள்ளிக்கோ, பிள்ளைங்களுக்கு குடுத்து விட்றோம், அப்ப அலுவலகத்துக்கு கொண்டு போம்போது
அதுக்கு வந்து ஸ்டீல் உபயோகப்படுத்திக்கலாம். ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு அது ஒரு முறை என்னனா, இந்த பிளாஸ்டிக் வாங்குறது வந்து விலை குறைவா இருக்கும். ரூ. 80, ரூ. 70 தான் இருக்கும். அவங்க தொலைச்சுட்டு வந்துருவாங்க, அப்படின்னு. நாம என்ன பண்ணனும்னா, பயிற்சி படுத்தணும். இது வந்து கொஞ்சம் அதிகமானது அப்படின்னு. ஏன்னா, மாற்றங்கள் அப்படிங்கிறது அதான் சொன்னன்ல்ல, சின்ன குழந்தைகிட்ட இருந்து ஆரம்பிக்கிற ஆமா. அத சின்ன குழந்தைகள் கிட்ட வெதைக்க ஆரம்பிக்கிறப்ப தான், அவங்க வளர்ந்து வரப்ப அவங்ககளுக்கு இது ஒரு பழக்கமாவே மாறிரும். இப்ப 1 குடும்பத்தில அந்த மாரி செய்யிறப்ப, ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஆனா ஒரு 10,000 குடும்பங்கள், 20,000 குடும்பங்கள் அப்படின்னு, அந்த விஷயங்கள பண்றப்ப, கொஞ்ச கொஞ்சமா அது எதிர்கால சந்தனரையே மாத்திரும். அவங்க என்ன சொல்வாங்கன்னா, பிளாஸ்டிக்யே எனக்குத் தெரியாது. நான் எதுநாளும் ஸ்டீல் தான் உபயோகிச்சேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டோம்ன்னு வைச்சுக்கோங்களேன், அப்ப வந்து இந்த நெகிழிப்பைகள் வந்து ரொம்ப சுத்தமா இல்லாம போரக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்ப இருக்கிற நெகிழிப் பைகளே சமாளிக்க நம்மகிட்ட வழி இல்லங்குறப்ப, அத அழிக்கற்கான வழிகள் வந்து அறிவியல் பூர்வமா ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. ஆனா நாம மேலும் மேலும் உருவாக்காமயாது தவிர்க்கணும் இல்லைங்களா?
சரி, ம். அம். ஆமாமா. ஆமா, ஆ. சரி சரி. மாற்றங்கள், மனசுலேருந்து வர்றதான் மாற்றங்கள். ஆமா ஆமா. அ. ஆமா. அ, அ. கண்டிப் ஆமா. ஆம். ம். தவிர்க்கலாம் தவிர்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த பிளாஸ்டிக் மாசு குறையறதுக்கு. என்னென்ன வழிகள்லாம் இருக்கு, என்னென்ன வந்து நம்ம தவிர்த்து, எப்படி ஒரு நல்ல முறையில, ஒரு நல்ல தரமான ஒரு பிளாஸ்டிக்காருந்தாலும், மறுசுழற்சி முறையில இருக்கிற பிளாஸ்டிக்க உபயோகிக்கலாங்கிறத ரொம்ப அழகா, சந்தோஷமா ஏங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க, மிக்க நன்றிங்க!